இப்போ கண்டிப்பா. நம்ம குடும்பத்தோடு வந்து செலவிடணும் அப்படின்ட்டு நெறைய வந்து எடத்திக்கு போகணும். நெறைய எடத்திறக்கு வந்து பார்த்தீங்கனா போய் பார்த்துட்டு நல்லா ஒரு என்ஜாய் பண்ணனுட்டு அப்படின்ட்டு நமக்கு ஆச இருக்கும். ஆனா சில பேரு வந்து பார்த்தீங்கனா அந்த செலவுன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கனா இடிக்கும். ஆனா சில பேர் வந்து பார்த்தீங்கனா அந்த செலவே வந்து பார்த்தீங்கனா, சரி ஒரு கையில ஒரு சின்னதா காசு இருந்தா கூட பரவால்ல ஒரு கோவிலுக்கோ, இல்ல ஒரு மூவிக்கோ, இல்ல வேற எதனா ஒரு இடத்துக்கோ அருகில வந்து எதனா ஒரு இது குடும்பத்தோட போயிட்டு வரும்போது அது ஒரு சந்தோஷமே வந்து பாத்தீங்கனா வேற விதம்னு தான் நா சொல்லுவேன். அப்படிப்பட்ட நீங்க எதனா ஒரு எடத்துக்கு வந்து பாத்தீங்கனா இந்த செலவு குறைவா நீங்க உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்தா போல வந்து நீங்க எதனா போயிருக்கீங்களா? பயணம் பண்ணியிருக்கீங்களா?
ஆ கண்டிப்பாங்க. கண்டிப்பா இத பத்தி நான் சொல்றேன். அ எங்களது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கூட்டு குடும்பம்ங்க. அ அதாவது என்னோட கணவர் கூட 2 தம்பி அவங்க பசங்க எல்லாருமே இருக்காங்க. ஆ நாங்க வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நானும், என் கணவரும் வந்து 2 பேருமே வந்து டியூட்டியில இருக்கிறதுனால, எங்களுக்கு ஒரே பொண்ணு அப்படிங்கிறதுனால நாங்க வந்து சகஜமா எங்கேயாவது போகணுமா இருந்தா, நாங்க கார் எடுத்துட்டு கெளம்பி போயிருவோம். ஆனா வந்து பார்த்தீங்கனா இதோட தாக்கம் வந்து என்னோட கணவரோட தம்பி பசங்களுக்கு அதிகமா இருந்திருக்கு. அத எப்படி நான் உணர்ந்தேன் அப்படினா ஏ பொண்ணு ஒரு நாள் வந்து நாங்க ஒரு டூர் போயிருந்தோங்க. ஒரு இன்டர்நேஷனல் டூர் ஒண்ணு போயிருந்தோம். அத வெச்சு ஃபோட்டோ வந்து காமிச்சிட்டு இருந்தா. அப்ப வந்து பார்த்தீங்கனா அந்த பசங்க வந்து ரொம்ப ஏக்கமா அத பார்த்தத வந்து நா கவனிச்சேன். "என்னடா இந்த பிள்ளைங்க இப்படி இருக்காங்களே" அப்படினு நா போய்ட்டு கேட்டேன் "ஏங் கண்ணு ஒரு மாரி பாக்குற என்னாச்சு?" `ஆ ஒண்ணு இல்லம்மா.' எங்க பசங்கலாம் பார்த்தீங்கன்னா வேற்றுமையே இல்லங்க. எல்லாத்தையுமே அம்மா அப்பான்னு தா கூப்பிடுவாங்க. ஏ பொண்ணு அப்படித்தான் என்னோட தம்பி ஏ கணவரோட தம்பி பசங்களுமே எல்லாத்தையுமே அம்மா அப்பான்னு தா கூப்பிடுவாங்க. <chuckles> அப்படிங்கும்போது நா வந்து அவன கூப்ட்டு கேட்கிறே "என்னாச்சுக்கணு ஏ ஒரு மாதிரி பார்க்குற. உனக்கு இந்த மாதிரி போணுமா?" "ஆமாம்மா எனக்கு போகணுமா எனக்கு ஆசையா இருக்கு அப்பாட்ட சொன்னா காசு இல்லன்னு சொல்றாங்க," அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசினாங்கங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. அப்ப தா நா வந்து நினைச்சேன், நம்மளால முடியுது நம்ம போயிற்றோம். ஆனா வந்துட்டு அவங்களால முடியலன்னா அவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டு தா சம்பாதிக்கிறாங்க. பெண்கள் எல்லா வீட்ல தான் இருக்காங்க. சரியா படிப்பு அவ்வளோன்னும் வசதி வாய்ப்பும் இல்ல. அப்படிங்கும்போது அவங்கனால நினைச்சாலும் போக முடியல. அப்படிங்கும்போது இந்த பசங்க வந்து என்ன பண்ணுவாங்க. அவங்க சின்ன பிள்ளைங்க இல்லையா, அதுங்க ஏங்கி போயிறும் இல்லையா. அப்படிங்கும்போது நான் வந்து என்னோட ஆ என் பொண்ணுகிட்ட ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் 'மொதல்ல இந்த மாரி காட்டாதப்பா நீ ஃபோட்டோலா காட்டாத சின்ன பிள்ளைங்களுக்கு புரியாது அவங்க ஏங்கிருவாங்க நீ ஃபோட்டோ காட்டாத' அப்படின்னு சொல்லவு ஏ பொண்ணு "சரிம்மா காட்டல" அப்படின்ட்டா. நாங்க வந்து முடிச்சிட்டோம் நாங்க எங்க ஊர் இது வந்து எப்போ நடந்துச்சுன்னா ஒரு சாதாரணமா நாங்க வந்து ஒரு பொங்கல் வைக்கிறதுக்காக எல்லாரும் வந்து நம்ம பண்ண வீட்டுக்கு போயிருந்தோங்க. அங்க நமக்கு பண்ண வீடு இருக்குது அங்க தா போய் இருந்து நம்ம ஊருக்குள்ள போய் பொங்கல் வெச்சுட்டு வருவோ. அந்த மாதிரி தா நம்ம எப்போவுமே வழக்கமா பண்ணுவோ. ஒரு பொங்கல் வெச்சுட்டு நாங்க வந்து வீட்டுக்கு கெளம்பி வந்துட்டோ. வீட்ல வந்த உடனே என்னோட கணவர் கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையு வந்து நா சொல்றங்க. "இந்த மாரி வந்து ட்ரிப் போனத வந்து பாப்பா வந்து காமிச்சிட்டுருக்கா இந்த குழந்தைங்கலா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏங்குதுங்க" அப்படிங்கிற மாரி நா சொன்னே. ஏங் கணவரு நம்ம என்னப்பா பண்றது, நாம இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு. ஏன்னா நம்ம போய் அவங்கிட்ட சொல்ல முடியுமா 'நீங்க பிள்ளைங்கள கூட்டிட்டு போங்கன்னு' சொல்ல முடியாதுல்லங்க ஏனா அவங்கவுங்க சூழ்நில ஒண்ணு இருக்கில்லையா.
நிச்சயமா, நிச்சயமா. ஆ. அருமை. நிச்சயமா, நிச்சயமா. கண்டிப்பா கண்டிப்பா. ஏனா அவங்க நம்மளுக்கு கடைச்ச ஒரு இது கூட அவங்களுக்கு கெடைக்கலன்னு போது, அந்த கொழந்தைகள் ஏங்குறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பார்க்கும்போழுதே கஷ்டமா தான் இருக்கும். <inhales> ஏனா இந்த சமயம் இது போல விஷயங்கள்லாம் எங்களுக்கும் நடக்கும்போழுது மத்தவங்க <inhales> அதேபோல என்ன நான் அந்த புகைப்படம் காட்டுறதே பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டேன். இந்த சொந்த பந்தங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாலியா <inhales> நாங்க இங்கலாம் போய்ட்டு வந்தோம், இந்த பனீலாம் பார்த்தோம், இந்த பனீயெல்லாம் தொட்டோம் அப்டின்னும்போது அவங்களோட ஏக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் கண்ணால பார்க்க ஆரம்பிச்சேன். அப்பயே வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. <inhales> இல்ல இல்ல நம்ப வந்து, நம்ப உற்சாகமா சொல்றோம். ஆனா அவங்களுக்கு ஒரு ஏக்கம் வந்து கண்டிப்பா இருக்கும். பார்க்கும்போழுது ரசிப்பாங்க, ஆனா அந்த அவங்களே வாய் விட்டு சொல்டுருவாங்க. நீங்களா போயிருக்கீங்க நா எங்களால போக முடியல அப்டின்ட்டு ஒரு ஏக்கம் வந்து <inhales> அந்த வார்த்தையிலேயே வந்து க்ள நல்லா தெளிவாவே வ சொல்லிடும்.
ஆனால கண்டிப்பாங்க. ஆமாங்க. அதனால தான் வந்து நானும் வந்து ஃபோட்டோ காட்டுதன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நானும் என் கணவரும் பேசிட்டுருந்தோம். <inhales> இத வந்து எப்டி சரி பண்ணலாம் அப்டின்னு பேசும் பேசும்போது நான் வந்து சொன்னே. <inhales> "நம்ம வேணா கூட்டிட்டு போலாமாங்க, நம்ம வந்துட்டு இன்டர்நேஷனல் ட்ரிப்லா <chuckles> கூட்டிட்டு போ முடியாது. <inhales> நம்ம உள்ள ஏதாவது ஒரு உள்ளூருக்குள்ளேயே, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு ட்ரிப் மாரி போயிட்டு வரலாம். நம்ம வந்து ஸ்பான்சர் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு வரலாம் அப்டிங்கும்போது," என்னோட கணவர் வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டார்ங்க. <inhales> என்னப்பா சொல்ற? நெஜமாதான் சொல்றீயா? ஆமாங்க நெஜமா தான் சொல்றேன். நம்ம போயிட்டு வருவோம். <inhales> அப்டின்னு நாங்க எங்களுக்குள்ள பர்ஸ்ட் நாங்க வந்து டிஸ்கஸ் பண்றோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்கஷன் வந்துட்டு ரியாலிட்டிக்கு வருது. சரி, எவ்வளவு அமௌண்ட் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து கணக்கு போடுறோம். சரி, ஒரு பட்ஜெட் ஃப்ரீயா, ஒரு இவ்ளோ அமௌண்ட் ஆகுது. நம்ம வந்துட்டு நம்மளோட கணவன் தம்பிங்க, அவங்க ஒயிபு பசங்க, இவங்களோடு சேர்ந்து இன்னும் ஒரு கார் மட்டும் எடுத்துட்டு, எல்லாரும் போய்ட்டு வந்தறலாம் அப்படின்னு சொல்லி ட்ரிப் போடுறோங்க.
அருமைங்க, அருமைங்க. எந்த பிளேஸ்க்கு நீங்க போனீங்க, அந்த குழந்தைகள கூட்டிட்டு?
<laughs> அதுக்கு. அ கொடைக்கானல் போனோங்க. அ ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப வெளிலலாம் போக முடியாது. பட்ஜெட் நம்மளுக்கும், ஏன்னா நம்ம ஒரு ஆளா, நம்ம ஸ்பான்சர் பண்ணுறதுனால <inhales> பட்ஜெட்டும் ரொம்ப அடிவாங்கும் இல்லைங்களா. <inhales> ரொம்ப வெளிலலாம் கூட்டீட்டு போ
ஆமா. அதேபோல வந்து, இந்த அந்த கொடைக்கானலும் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா இல்ல. <chuckles> அது அதுல வந்து சுத்தி பாக்கறதுக்கு நிறையவே விஷயம் இருக்கு. அந்த குழந்தைகளுக்கு வந்து உற்சாகம் ப தரக்கூடிய விஷயங்கள், அந்த நீர்வீழ்ச்சியா இருக்கட்டும், அந்த ஃபாரஸ்ட் பிளேஸ இருக்கட்டும். அது போல நிறைய இடங்கள் வந்து அதை சுத்தி இருக்கு.
ம்ஹ்ம். <laughs> ஆமாங்க, அதனால தான் சரி கொடைக்கானல் போனா நிறைய பிளேஸ் இருக்கு, பார்க்கலாம். <inhales> நம்மளுக்கு அது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 3 ஹார்ஸ், 4 ஹார்ஸ் பயணம் தான். அதனால போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க எல்லாருமே பிளான் போட்டு, நான் வந்து அவங்கள கூப்பிட்டு சொல்றோம். 'இந்த மாதிரி வந்துட்டு நம்ம போலாம்?' அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. ஏன்னா நமக்கு தானே அந்த குழந்தைங்க ஏங்கறது தெரிஞ்சுது, அவங்களுக்கு தெரியலள்ல. அவங்க கேட்குறாங்க, "என்னாச்சுக்கா? திடீர்னு ஏன் இப்படி இப்ப பிளான் போடுறீங்க? பரவாயில்லக்கா, அமௌண்ட் நாங்க எப்ப எங்களுக்கு இருக்கோ நம்ம இப்ப சேர்ந்து போகலாம் அக்கா." நான் சொன்னேன், 'அதெல்லாம் பிரச்சனை இல்லைப்பா, நம்ம பார்த்துக்கலாம். நீங்க வந்து வாங்க, நான் கூட்டிட்டு போறேன்.' நான் என்ன சொல்லிட்டேன்னா, 'எனக்கு இன்கிரிமெண்ட் போட்டாங்க, எனக்கு ஹைரிங் கிடைச்சருக்கு,' எனக்கு முன்னாடியே கிடைச்சருச்சுங்க. ஆனா நா அவங்ககிட்ட சொல்லும்போது, 'இந்த ஹயரிங் போட்டாங்கல்லப்பா, அதில வந்து இன்கிரிமெண்ட் கொஞ்சம் நிறைய போட்டாங்க. அமௌண்ட் இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. வாங்க, நா ட்ரீட் வைக்கிற மாதிரி கூட்டிட்டு போறேன். வாங் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அணுகுறோம். அவங்களுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் தான், இருந்தாலும் நம்ம கூப்பிட்டோம் அப்படிங்கிறதுக்காக சரி, பசங்களும் வந்து ஆசைப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் போட்டாச்சுங்க. நம்ம வந்துட்டு அகைன் நம்ம வந்து பண்ணை வீட்டுக்கு போறோம், எல்லாத்தையும் கூட்டிட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறோம். அந்த பசங்களலாம் பார்த்தா அவ்வளோ சந்தோஷங்க! ஐ ஜாலி அம்மா, தேங்க்யூம்மா, தேங்க்யூமா! அந்த குழந்தைங்க, ஏன்னா என்னையெல்லாம் சொல்லுவாங்கங்க.
<laughs> நிச்சயமா.
என்னையெல்லாம் சொல்லுவாங்க, எங்க சொந்தக்காரங்க வந்து என் காதுப்படி பேசுவாங்க, அ "இப்படிலாம் வந்து அழிச்சின்னா நாளைக்கு உனக்கு இல்லாம போயிரும், அ உ உன் பிள்ளைய பாரு, வேற்று தாய் பிள்ளைய வந்து எதுக்கு பாக்குற?" அந்த மாரி என்னோட அம்மா வீட்டு சொந்தக்காரங்கலாம் வந்து பேசுவாங்க. நான் சொல்லுவேன், "குழந்தைங்க வந்து குழந்தைங்கன்னா எல்லாமே குழந்தைங்க தானே! அது என்ன நம்ம குழந்தை, நம்ம கணவரோட தம்பி குழந்தை, அப்பறோம் என்னா அந்த பொண்ணு அம்மா, அப்பான்னு நம்மள கூப்பிடுது அப்டிலாம் நம்ம நினைக்க கூடாது. என்ன ஆயிர போது, நம்ம ஒரு மாதம் சம்பளம் இவ்ளோ வாங்குறோம், அதில பாதி கூட செலவாகலை, ஏன் இப்படி நம்ம நினைக்கணும்" அப்டின்னு நான் எதும் பெருசா எடுத்துக்க மாட்டேங்க. நம்மளால இன்னிக்கு முடியுது நம்ம செய்றோம், நாளைக்கு நம்ம முடியலன்னா அந்த குழந்தைங்க நம்மள பார்க்காமயா இருக்கும்? அந்த ஒரு நினைப்பில வந்துட்டு நானும் வந்து செலவு பண்ணிட்டு. <exhales>
நிச்சயமா, நிச்சயமா. அதாவது நீங்க பண்ரத்த பாத்தீங்கன்னா உண்மையா ஒரு கொழந்தைக்கான ஒரு ஏக்கம் வந்து நீங்க பாக்கும்பொழுது, அந்த குழந்தை வந்து "என்னடா இது போக முடிலயே" அப்டின்ட்டு அந்த ஏக்கத்த வந்து நீங்க நிறைவேத்துற பார்த்தீங்க அது வந்து உண்மையா வந்து பாத்தீங்கன் இப்பத்தி காலத்ல வந்து நானே மனசார நான் பார்க்குறேன், கண்டிப்பா வந்து முடியாது. <tsk> அவுங்க சுயநலமா இருக்குற நிறைய பேர நான் பாத்துருக்கேன், ஆனா பொது நலமா இல்ல "நம்ப கொழந்தைங்க நம்ப பாத்துக்க மாட்டாங்களா" அப்டின்னுட்டு என்னதான் ஒரு வார்த்தைகள் வந்து விட்டாலும், அவுங்கலாம் நீங்க வந்து கூட்டிட்டு போறீங்க பாத்தீங்களா, அது வந்து அங்க தாங்க "அந்த மனசு தான் சார் கடவுள்" அப்டின்னு சொல்லுவாங்கல்ல, அது போல. இல்ல, இல்ல உண்மையா, ஏனா இப்போ காலம் காட் பாத்தீங்கன்னா, எனக்கே நிறைய விஷயங்கள் நான் பாத்துருக்கேன். சொல்லி காமிக்கிற காலகட்டம் இது. ஆனா, அந்த விஷயமா அந்த குழந்தைகளுக்கான ஒரு ஏக்கத்த நீங்க பாத்து, அந்த குழந்தைங்களும் பாக்கணும் அந்த நாலு எடத்தை பாக்குறமோ, அந்த ஏக்கங்கள், அந்த சிரிப்பு நீங்க பாக்கும்போது மொத்தமா அந்த உலகமே மறந்தா போல இருக்கும், அவ்ளோ குஷியா அந்த குழந்தைங்க "போலாம்" அப்டின்ட்டு ஒரு உற்சாகத்தோடு நம்ம கிட்ட, அதுவும் நீங்க சொன்னீங்கள்ல "அம்மா டேங்க்ஸ்மா, போலாம்மா" அப்டின்ட்டு, இதுக்கு மேல என்ன வேணும் முதல்ல?
அய்யயோ! ஆமாங்க. சரிங்க. கண்டிப்பாங்க. ஆமாங்க. நிச்சியமாங்க. எனக்கும் அந்த நினைவுகள் நான் சொல்ல சொல்ல அப்டியே என் கண் முன்னாடி நிக்குது. அப்ப என்ன பண்ணே கார் எடுத்துட்டு நேரா வந்துட்டு கொஞ்சம் அ சிட்டிக்கு வரோம் சிட்டிக்கு போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முன்னாடியே சொல்ட்டேன். என் கணவர்கிட்ட Trendsக்கு வண்டியில விடுங்க நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துட்டு போலாம். ஏனா, எனக்கு தெரியும் இல்லைங்களா அவங்க நெலமை என்னனு நமக்கு தெரியும் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு மீடியமான ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறவங்க தான் 2 பேருமே அப்டிங்கும்போது பசங்களுக்கு பெரிய அளவுல துணிமணில இருக்காது. இப்ப டூர் போறோம்னா ஏதா இருக்கறதா எடுத்துட்டு வருவாங்க அப்டின்னு நான் வந்து முன்னாடியே கணவர்ட்ட சொல்லியிருந்தேன் Trends கூட்டிட்டு போலாம் அப்டின்னு. அப்ப வந்து Trendsல கார் நிக்கிது பின்னாடி டிரைவர்ட்டயும் நம்ம சொல்லியிருந்தோம். அ அங்க பசங்கள எல்லாம் கூட்டிட்டு போய் கொஞ்சம் வேணுங்கிறதெல்லாம் வந்து வாய்ங்கோங்க. ஒரு 2 3 நாளைக்கு வேணுங்குறத வாய்ங்கோங்க. அப்டின்னு சொல்லும்போது அந்த பசங்களோட முகத்தில அவ்வளோ சந்தோஷம். "ஐயோ! புது ட்ரெஸ் வேற கெடைக்கிதா அப்டின்னு ஒரே ஒரு சந்தோஷம்" அப்புறம் போய் ஓரளவுக்கு கொஞ்சம் மீடி மீடியமா தான் எடுத்தாங்க எல்லாமே ரொம்ப ஹை லெவல்லலாம் எடுக்கல அவங்க அம்மாலாம் கொஞ்சம் சுதாரிச்சுட்டாங்க. சரி மீடியமா எடுக்கணுன்ட்டு பசங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியமான ஒரு பட்ஜெட்ல வந்துட்டு எடுத்துட்டு, கு குறைஞ்சது அவ்வளவா செலவுல ஓரளவுக்கு நார்மலா தான் ஆச்சு எல்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்து நம்ம வந்து இந்த பயணத்த வந்து ஸ்டார்ட் பண்றோங்க. ஆ ரொம்ப சந்தோஷமா வந்து அந்த பயணம் வந்து போச்சுங்க.
அதாவது, அந்த குழந்தைகள் வந்து ஒவ்வொரு இடமும் பாக்கும் பொழுது எந்த அளவுக்கு அவுங்க <tsk> அ அந்த சந்தோஷத்த வெளிப்படுத்துவாங்க, கொஞ்சம் சொல்ல முடியுமா?
கண்டிப்பாங்க. அவுங்களுக்கு வந்து, "நமக்கு நடக்கிறதெல்லாம் உண்மைதானா? இல்ல ட்ரீமா?" அப்டீன்னு அப்புடி ஒரு ரியாக்ஷன் அந்த குழந்தைங்களுக்கு. "எனக்கா? அம்மா எனக்கு புது டிரெஸ்ஸாமா? இல்ல அக்காக்கா அம்மா?", "உனக்கு தான்ப்பா." "எனக்கா அம்மா? தேங்க்ஸ்மா" அப்டீன்னு ஓடி போய் அந்த பிள்ளைங்க அந்த ட்ரெஸ் எடுக்கிறதும். அ வா பில் போட்டொன்னே, "அம்மா! அம்மா! நான் இப்போவே போட்டுக்கிறேன்ம்மா இப்போவே", "இல்ல சாமி. நம்ம போய் அங்க போய் எறங்குனதும் நீ ரூம் போனதும் போட்டுக்கோ. அம்மாவே உனக்கு போட்டு விட்றேன்". "சரிம்மா சரிம்மான்னு" இத வந்து என்னோட தம்பியோட 1 பையன் சொல்றான். ஆ கணவரோட தம்பியோட ஒ அ பையன். அவ்ளோ ஒரு இது பாப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா குட்டி பொண்ணு தான். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அம்மா, அம்மான்னு என் கவ் என் காலயே சுத்திட்டு இருப்பா. அப்டீங்கும் போது இந்த பசங்க பண்றது அவ்ளோ ஒரு ஆசையா இருக்குங்க பாக்குறதுக்கு. நம்ம எல்லாத்தையும் கூட்டிட்டு நம்ம வந்து கொடைக்கானல் போயாச்சுங்க. அங்க ஒரு ரிசார்ட்ல வந்து நாங்க புக் பண்ணிருந்தோம். அங்க போயி அந்த ஒரு 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. நெறைய எடத்துக்கு கூட்டிட்டு போனோம். அந்த பசங்களோட அந்த 2 நாள் இருந்தது வந்துட்டு லைஃப்ல மறக்கவே முடியாது. நாங்க வந்து உண்மையாவேங்க நான் மனசார நான் சொன்னேன் என் கணவர்ட்ட, "நம்ம இன்டர்நேஷனல் ட்ரிப் போனப்போ கூட நான் இவ்ளோ சந்தோஷமா இல்ல. இந்த 2 நாள் பசங்க கூட இருந்தது, உங்க ஃபேமிலி கூட இருந்தது, நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருந்தது, அவ்ளோ ஒரு சந்தோஷமா இருக்கு" அப்டீன்ட்டு இந்த நினைவுகள் வந்து நெறைய நாளு நான் வீட்ல இருக்கும்போது கூட நெனைச்சு பாப்பேன். இப்படிலாம் இருக்கு. இப்போ, இந்த வருஷம் கூட நாங்க வந்து இப்போ இந்த சம்மர் ஹாலிடேக்கு வந்து ப்ளான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா, அவுங்களுக்கு இது வந்து நடந்தது வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நடந்தது. ஏன்னா போன வருஷம் வந்து பண்ண முடியல. என்னோட கணவரோட 2வது தம்பியோட வைஃப் வந்து மாசமா இருந்தாங்க. அதனால வந்து இந்த ட்ரிப் பண்ண முடியல. இப்போ வந்து அந்த கொழந்தை வந்து பொறந்து அதுவும் வந்து ஒரு 6 மந்த் 8 மந்த்ஸ் கிட்ட ஆயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பா வந்துட்டு இந்த ஒரு சம்மர்க்கு வந்து போகணும், அப்டீன்னு ப்ளான் போட்டிருக்கோம். இதோட இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு கூட்டிட்டு போனதோட விலை இது வந்துட்டு, இப்போ அவுங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அமவுண்ட் சேத்துருக்கிறதா சொன்னாங்க. <chuckles> "எங்க கிட்டயும் கொஞ்சம் அமௌண்ட் மாசம் மாசம் சேத்துணோம்கா. நாங்களும் தரோம் எங்களால முடிஞ்சத தரோம் நீங்க கூட்டிட்டு போங்க அக்கா" அப்படின்னு அந்த பொண்ணுங்க சொன்னாங்க. அ அதுப அப்போ வந்து என்னன்னா அந்த கொழந்தைங்களோட சந்தோஷத்த வந்து மனசில வச்சுட்டு ஒரு மினிமமான ஒரு செலவிலயே தாங்க நாங்க பண்ணோம். ரொம்ப ஆடம்பரம்லாம் இல்ல. ஏன்னா அந்த பசங்களோட சந்தோஷத்துக்காக நம்மளோட பட்ஜெட்டும் இடிக்கக்கூடாதுன்னு ஒரு மிதமான ஒரு செலவுல தான் வந்து இந்த சுற்றுலாவ நாங்க வந்து ஏற்பாடு பண்ணி போய்ட்டு வந்தோம்.
<laughs> ஆ. <smacks lips> அருமைங்க, அருமங்க. ஏனா வந்து, பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களோட சந்தோஷம் அதாவது, அம்மான்ற ஒரு வார்த்த சொல்லியிருக்காங்கல்ல, அந்த வார்த்த வந்து பாத்தீங்கன்னா சும்மா கெடையாது. அந்த அம்மான்னு ஸ்தானத்துல இருக்குறவங்க மட்டும் தான், அத வந்து பாத்தீங்கன்னா உண்மையா வந்து, ஃபீல் பண்ணி பண்ண முடியும். அந்த குழந்தைங்கள வந்து பாத்தீங்கன்னா அவ்ளோ சந்தோஷம் வந்து, அந்த கண்ணுல பாக்கலாம், நீங்களே சொன்னீங்க, "இன்டர்நேஷனல் ட்ரிப் போகும்பொழுது கூட எனக்கு வந்து அவ்ளோ சந்தோஷம் இல்ல. ஆனா, அந்த குழந்தைங்க கூட, அந்த நாள வந்து நான் 2 நாள் இருந்தேன். அவ்ளோ சந்தோஷமா அவங்களோட சிரிப்பா இருக்கட்டும், போக, போக அந்த பாக்குற, ஒரு இடமா இருக்கணும். கண்டிப்பா அந்த குழந்தைங்களுக்கு மனசுல ஆழாமா நிக்கும். அ, எந்த இந்த இடத்துக்கு நாங்க போகும்போது, "என்னுடைய அம்மாதான் மொதல்ல இட்டுனு போனாங்க", அப்டீன்டு அந்த விஷயம் வந்து கடைசி ஃபுல் அந்த வாழ்நாள் ஃபுல்லா இருக்கும். அந்த நினைவுங்க வந்து ரொம்பவே அற்புதம். ஏன்னா காசு பணம் வந்து எப்போ வேணாலும் சேத்துக்கலாம் அந்த அழகான நினைவுகள் வந்து பயணத்துல மட்டும் தான், அதுவும் நம்மளுக்கு புடிச்ச மக்கள், புடிச்ச குடும்பம் கிட்ட மட்டும் தான் அதிகமா அந்த நினைவுகள் இருக்கும்ட்டு நான் சொல்லுவேன். கண்டிப்பா, அதுவும் அது பாத்தீங்கன்னா அவுங்களும் வந்து புரிஞ்சிகிட்டாங்க. வருஷம், வருஷம் அதுவும் அவங்க, ஏ நீங்க, எடு கூட்டின் போய்டீங்க. இதுக்கப்பறம் எங்களால முடிஞ்ச ஒரு தொகை, அ அந்த சேமிப்பு, நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா <chuckles> இது போல தான் நெறைய விஷயங்கள்லாம் பண்ணுவோம். சேமிச்சு, சேமிச்சு தான் அந்த, அந்த இந்த மாதம். அதாவது எப்ப லீவ் வருதோ அந்த ஆன்வல் லீவுன்டு, ஒரு விஷயம் வந்ததுக்கப்பறம் ஒடனே நாங்க கிளம்பிடுவோம் எங்கலாம். அது நீங்க சொல்லும்போது அழகாருந்தது. அப்டீயே எங்க குடும்பத்துல இருந்து நெறைய விஷயங்கள பாத்தா போலவே இருக்கு. அந்த சந்தோஷம்ன்ற ஒரு விஷயம் நீங்க சொல்லும்போதே அந்த அட அந்த கடல் போல வந்து, பொங்கி வந்துட்டே இருந்தது. அழகா உங்களோட பதிவ சொன்னீங்க. எந்த அளவுக்கு அந்த மிதமான செலவுல வந்து அந்த குடும்பத்த சந்தோஷமா கொண்டு போலாம். அந்த இதுவெல்லாம் வந்து அழகா நீங்க பதிவிட்டீங்க. உங்க கூட பேசுனதுல, உங்க பதிவு கேட்டதுல ரொம்பவே சந்தோஷங்க. மீண்டும் சந்திக்கலாம்.
ம்ஹ்ம். ம். கண்டிப்பாங்க. ம்ஹ்ம். ஓ! ரொம்ப நன்றிங்க.